புரியுது. எனக்கு இந்த மாரி வந்து ஒரு அனுபவம் இருக்கு. என்னென்னா, நானும் இந்த மாரி பார்ட் டைம்மா ஏதாவது வேலை கெடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்ல தேடிட்டு இருந்த போது தான், இந்த "ஆப்னா" அப்டீன்ற ஒரு ஒரு ஆப் பத்தி எனக்கு ஒரு டீட்டெயில் தெரிஞ்சது. ஓ! இதில வேலைவாய்ப்பு இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ப இன்ஸ்டால் பண்ணி அதில வந்து நெறைய போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவ்ளோ சம்பளம், அந்த சம்பளம், இந்த சம்பளம்ன்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி அங்க இருக்கு, இங்க இருக்குன்னு. ஆஹா! இவ்ளோ வேலைகள் கொட்டி கிடக்கே. இதெல்லாம் ஒரு வேளைக்கு நம்ம போய் சேர்ந்தாலும். வீட்லருந்து இந்த வேலையெல்லாம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 20 வேலைக்கு அந்த மாரி அப்ளை பண்ணி வச்ச. அவங்க உள்ள போகும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க. அப்படின்னா, நம்மளுடைய பேர் டீட்டெயிலு, நம்மளுடைய ஃபோன் நம்பரு அப்புறமேல வந்து நம்ம அட்ரஸ் டீடெயில் எல்லா கேட்பாங்க. அட இதெல்லாம் என்ன வீட்டுக்கா வரப்போறாங்க அட்ரஸ் குடுப்போம். அப்படீன்ற மாரி நான் குடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு இதில எனக்கு மெயில் வந்தது. "நீங்க வந்து இப்போ இந்த வேலைக்கு நீங்க வந்து ஜாயின் பண்ணணும்." அப்படின்ட்டு, "ஓகேங்க நான் ஜாயின் பண்றேன்." அப்படீன்னு சொன்னதுக்கு நீங்க, "நீங்க வந்து இவ்வளோ பணத்த கட்டனுங்க. ஆ கட்டுனீங்க அப்படின்னா வந்து, நாங்க அடுத்த வேலைய நாங்க புரசீட் பண்ணுவோம்." அப்படின்னாங்க, இந்த குஜராத்திலிருந்து வந்த கம்பெனி சூரத் குஜராத்ன்னு இருந்தது. அது, ம் மோஸ்ட்லி அது வந்து குஜராத்ன்ற பேருல தான் இருந்தது. குஜராத்துக்கும் இந்த மாரியான ஆன்லைன் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கும் என்ன சம்மந்தம். அவங்க ஃபுல்லாவே இந்த ட்ரெஸ் மேனுஃபேக்சர் பண்றது, இந்த மாரியான வேலைகள்ன்னு பண்றாங்க. அப்போ அங்கேந்து இது வந்தும் எனக்கு ஃபர்ஸ்ட்டு டவுட்டா இருந்தது. "பணம்லாம் என்னால கட்ட முடியாதுங்க. வேலை இருக்குன்னு தானே சொன்னீங்க." அப்படீன்னு சொன்னதுக்கு. "நீங்க தான் எல்லாமே அக்ரீமெண்ட்லாம் சைன் பண்ணிட்டு இப்படி பண்ணீங்க அப்படின்னா, இது வந்து எங்களுடைய சட்டத்துக்கு ரொம்ப புறமானது. நீங்க வந்து எங்களுக்கு ரூ.12,000 ரூபாய் பணம் கட்டியே ஆகணும்." அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஃபோன வச்சுட்டேன். ஆ அவங்களுக்கு வந்து தமிழும் தெரியல ஃபுல்லா ஆங்கிலத்தில தான் பேசினாங்க. நானும் பேசினே, அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வாட்ஸ்அப்பில கிட்டத்தட்ட ஒரு 5 நம்பர்லருந்து மாத்தி மாத்தி மெசேஜ் வர ஆரம்பிச்சுருச்சு. "நாங்க வந்து சூரத் டிஸ்டிரிக் கோர்ட்லேருந்து பேசுறோம். உங்க மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு. இப்ப என்ன அடுத்த 1/2 மணி நேரத்தில உங்க வீட்டுக்கு போலீஸ் வருவாங்க. எனக்கெல்லாம் சரியான பயமாயிடுச்சு. <laughs> போய் ஆமா இப்படிலா சொல்றாங்க வீட்டுக்கு போலீஸ் வருவாங்களாமே அப்படின்னு எங்க வீட்டுக்காரர் அப்படி சிரிக்கிறாரு வரட்டும் பேசிக்கலாம். போலீஸ் தானே வர சொல்லு. அப்படின்னு சொல்லவும். ஆமா, இவர் சிரிச்சோன்னே வந்து எனக்கு அப்பாடா தப்பு இல்ல, நல்ல நாள் தப்பிச்சிட்டோம் போல இல்ல கொஞ்சம் சீரியஸான விஷயமா இருந்தா கோவப்பட்டுருப்பாருல்ல கோவப்படல இவரு. அதனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நானே அதுக்கப்புறம் எனக்கு தைரியம் ஆயிடுச்சு திரும்ப நானே பரவாயில்ல வர சொல்லுங்க.
சரிங்க. ம்ஹும். சரி. சரி. சரி. ம்ஹும். ஆமாம்மா. அய்யயோ! ஆ. ஆ. <laughs> சரி, சரி. ம்ஹும். <laughs> ஆ. பயந்துட்டீங்களா? ஆ. <laughs> ஆ. வரட்டும் ஆ. ம். நீங்க சொல்றத கேட்டா, இந்த ஓடிபி அதாவது ATM கார்டில இருக்கிற 16 நம்பர சொல்லுங்கோ சார், அப்படீன்னு சொல்ற மாரி இருக்கு.
அந்த நம்பரும் இந்த ஃபோனும் எங்க வீட்டுக்காருக்கு வந்தது. உங்க ஏடிஎம் கார்டுலேருந்து நம்பர் சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு, அவரு வந்து எந்த பேங்க்ல இருந்து சார் கூப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. உங்க கிட்ட எந்த ATM கார்டு இருக்கு சார்னு கேட்ட. இப்படி யாரா இவ்ளோ தத்தியாவா இருப்போம் நம்ம, "உங்க கிட்ட எந்த ஏடிஎம் கார்டு இருக்கு சார்?" அப்படீன்னு அவங்க கேட்டாங்க. நீங்க எங்கேருந்து கூப்பிடுறீங்கன்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்க சார். "நான் பேங்க்லேருந்து கூப்பிட்றேன் சார், ஏடிஎம் கார்டு மேல இருக்கிற நம்பர் சொல்லுங்கோ அப்படின்னாரு."
சரி. <laughs> <laughs> ஆ. ஆ. ஆ, வட இந்தியர்கள் வந்து, இந்த தமிழ் அரகுறையா கத்துக்கிட்டு பேசுவாங்க.

கண்டிப்பா. எனக்கு இது வந்து இந்த குறுஞ்செய்தியாவே வரும் ஃபோன்ல. உங்களுடைய நம்பர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ.50,00,000 வந்து வின் பண்ணியிருக்கு. நீங்க இந்த லிங்க்குல லாகின் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். அந்த அது வந்து உங்களுடைய அக்கவுண்ட்டுல கிரெடிட் ஆயிரும். இப்படின்ற மாரி மெசேஜ் எனக்கு அடிக்கடி வரும். ஆ எனக்கு சொல்லணுனா நான் வாரத்துக்கு ஒரு முறை அப்படின்ற மாரி ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு நம்பர்லேருந்து வரும். நான் நான் அந்த மாதிரி பிளாக் பண்ண நம்பர்களே கிட்டத்தட்ட 100க்கு மேல நண்பர்கள் நம்பர்கள் வந்து நானு பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மாரியான
அஹ. ஆமா. அந்த லிங்க நம்ம வந்து அந்த லிங்க வந்து நம்ம தொடவும் கூடாது. அத அப்படியே வந்து டெலிட் பண்ணி, பிளாக் பண்ணிவிட்டுரணும். ஏன்னா நம்ம தொட்டாலே சில நேரம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹேக் பண்ணிவிட்டுறாங்க.
ம் ம். ஓ! புரியுது புரியுது.
இது வந்து இந்த லாட்ரி போக இன்னொரு என்ன விஷயம் வரும்னா, வேல. வேல குடுக்குறேன். அதாவது அ அமெரிக்கால உள்ள ஒரு வீட்ல வந்து உங்களுக்கு பண்ணைய பார்க்கறதுக்கு, வீட்ட பார்க்கறதுக்கு மேனேஜர் தேவ. உங்களுக்கு வந்து மாத சம்பளம் வந்து 5,000த்திலிருந்து 8,000 டாலர் வரைக்கும் குடுப்போம், அப்படிம்பாய்ங்க.
<laughs> ஆ. இல்ல, அதுக்கூட பரவாயில்லங்க. நான் இ இந்த முகநூல் பக்கங்கள்லேயோ, இல்ல Youtubeல ஷார்ட் வீடியோஸ் பார்க்கும்போது, அ ஒரு பொண்ணு வந்து நம்ம ஊரு பொண்ணா தான் இருக்கும், பார்க்கறதுக்கு தமிழ் பொண்ணு மாரி தான் இருக்கும். பார்க்கறதுக்கு வீட்டிலிருந்தே வேலை. மாதம் 45,000 வரும் வரை சம்பாதிக்கலாம். முன் அனுபவம் தேவை இல்லை, <chuckles> பட்டப்படிப்பு வந்து தேவை கிடையாது. நீங்க டிராப் அவுட்னாலும் பரவாயில்ல.
சரி. ம். ம். ஆமா யார்ட்டயும் அடிமையா இருக்க வேல பார்க்குறக்கு தேவையில்ல. யார்கிட்டயும் அடிமையா இருக்க தேவையில்ல, நீங்களே உங்களுக்கு முதலாளிபாங்க. இல்லையா?
ஆமா. கண்டிப்பா. ஒரு ஃபோனும், இன்டர்நெட்டும் மட்டும் இருந்தா போதும், நீங்க சிரமப்படவே தேவையில்ல. இந்த இதில லாகின் பண்ணுங்க அப்படின்னு, என்னதாண்டா சொல்கிறீங்கன்னு உள்ளே போய் பார்த்தா வந்து, நீங்க இந்த இந்த டாஸ்க்கு இத்தன பணம் கட்டுங்க, அத்தன பணம் கட்டுங்கன்லாம் வருவாங்க. இது மாரி நான் பார்த்து ஞா அனுபவங்கள் உண்டு. <chuckles> உள்ள போயிட்டு வந்து பணம் கட்ட சொன்னாங்கன்னா நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வந்துடுவேன். அதுபோல
<laughs> அ. ஆ. எ சேரி, தெரியாம வந்துட்டேங்க அப்படின்னு வந்துருவீங்களா?
ஆமா. இல்லைங்க பணம்லாம் கட்டுற ஐடியா இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவேன் நானு. இல்ல நான் எனக்கு கோவம் வந்துடும் நான் அவங்களலாம் ரொம்ப ஹார்ஷாவே திட்டிட்டே வந்துருவேன், என்ன வேல பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு.
பணம் எடுத்துட்டு வரேன்ட்டு வந்துருவீங்க இல்லலையா? கண்டிப்பா, கண்டிப்பா. ஏதாவது கேட்குறேன் செல நேரல்லாம் வீட்ல குடுத்துட்டு வந்துருக்கேன், அம்மாகிட்ட கேட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லி